ஆமா, இது மாரி பா அதாவது தூரத்திலிருந்து கண்காணிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அவனுக்கு எப்போ திருமணம் ஆகிற வரைக்கும் கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன். இல்லன்னா கல்லூரி போகும் வரைக்குமாவது கண்காணிக்கணும். <chuckles>
<sneezes> நீங்க சொல்ற இவ் இ இவ்வளவு நேரம் பகிர்ந்துகிட்டத வச்சு பார்க்கிறப்போ, அ குழந்தை பெற்றதில இ இருந்த <tsk> அந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன என்ன சேலன்ஜ் இருந்துச்சோ, அத அது வந்து அதிகமாயிட்டே தான் போய்ட்டே இருக்குல்ல? அது ஒ எல்லாம் பையன் வளர்ந்தாலுமே, நீ அது அந்த அந்த அ அ சாலன்ஜிங் வந்து அதிகமாயிட்டே தான் போயிட்டுருக்கு.
ம். ஆமாங்க, ம். ம். பொறுப்புகள் வந்து இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுது.